கண்டிப்பாங்க. எனக்கு வன்ட்டு அனுபவங்கள் வன்ட்டு அதுல ரொம்ப அதிகங்க. ஏன்னா பொறாமைகளுன்றது வந்துட்டு ஒரு சின்ன வயசுல நம்ம புரியாத்தனத்துல வரும். அது படிப்புல வந்துட்டு மோஸ்ட்லி வராது. ஏன்னா அப்போ வன்ட்டு வெளாட்டுத்தனம். அ "இவ இத வாங்கிட்டா. எனக்கு பொறாமையா இருக்கு. இவன் இத வாங்கிட்டான். அதை நான் வாங்கி ஆகணும்ன்னு," இந்த பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி ஒரு கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்கும். கண்டிப்பா, இல்லைங்களா?
கண்டிப்பா.
அப்படீன்றப்போ, இப்போ வந்துட்டு வெவரம் தெரிந்த பிறகு, இந்த படிப்பின் அடிப்படையில பொறாமைகள்ன்றது வந்துட்டு என்னைக்குமே இருக்கக்கூடாது. அது நல்லதையே நம்பளுக்கு வன்ட்டு அளு செலுத்தாது. எதுவுமே அளிக்காது நம்பளுக்கு. அப்படீன்றப்போ, போட்டி வந்துட்டு கண்டிப்பா இருக்கணும். அவங்கள்ட்டே நம்ம வன்ட்டு டைரக்ட்டா பேசிக்கலாம். மூஞ்சிக்கு நேராவே. அவங்களும் நம்மள்ட்ட பேசலாம். உனக்கு எனக்கு போட்டி. அப்ப தான் வந்துட்டு அந்த 2 பேருக்கிடையே ஒரு அன்பின் பெயரிலேயும் சரி, ஒரு போட்டியின் அடிப்படையிலயும் சரி, ஆ போட்டி போட்டுக்கொண்டு ஒரு மதிப்பெண் எடுப்பதா இருந்தாலும் சரி, "இந்த இடத்தில மேல இடத்தில 1 இடத்தில நான் வருவேன்." அப்படீன்ற மாரி பேசிக்கொண்டு செய்வதா இருந்தாலும் சரி, ஒரு மேன்மையான இடத்தில வந்துட்டு கண்டிப்பா உட்கார வைக்குங்க. அதுமாரி என் இதுல வந்துட்டு, என் நண்பரோடு வந்துட்டு நான் போட்டி போடுவேன், படிப்பு விஷயத்தில. அதுல தான் வந்துட்டு நான் வன்ட்டு டிப்ளமோல பார்த்தீங்கன்னா, டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்றத வந்துட்டு வாங்கிக் குடுத்தேன். என் பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவனும் அதே மாரி எடுத்துட்டான். என்ன என்னை விட ஒரு 2, 3 சப்ஜெக்டில ஒரு, 1 மார்க்கு கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் சந்தோஷம் தான் எங்க 2 பேருக்கும். நாங்க போட்டி போட்டதுனால நாங்க 2 பேரும் ஜெயிச்சோம் சேர்ந்து.
சரிங்க. கண்டிப்பா. சரிங்க. ஓ! சூப்பருங்க. கண்டிப்பா. சரிங்க. ஓ! பரவால்ல. கண்டிப்பா. 2 பேருமே ஒரு நல்ல நெலைமைக்கு போயறலாம் இல்லைங்களா? 1 மார்க்குங்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல.